ஆனா, வந்து என்ன ஆச்சு அப்டினா நான் அழுகும்போது நெறைய பேர் வந்து கேட்டாங்க. என்ன ஆச்சு ஏது அப்டின்னு நான் எதுமே யார்கிட்டயும் எதுமே சொல்லவு இல்லங்க. அவர்கிட்டயும் வந்து இத எப்டி சொல்றது அவர் எந்த மனநிலமையில ஏத்துப்பாரு அப்டின்னு இருந்தது.
சரிங்க. ம். ஓகே.
ஆனா, அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப அழகா வந்து அத ஹேண்டில் பண்ணி, பரவாயில்ல நான் இருக்கேன். கூட, அப்டி இப்டின்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாருங்க. படுத்தி அதுக்கப்புறம் 2 வருடம் காலம் கழித்து ஆ என்ன ஆச்சுனா அந்த அவன வ வீட்லயும் வந்து சொல்லி பெரிய பிரச்சனை ஆயி, அதுவும் நின்னு அ என்னோட கணவர நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா, அந்த 2 வருடம் கண்டிப்பா. அந்த 2 வருட காலம் இருக்கில்லையா? அவரு வந்து என்ன விடவே இல்லங்க. அ அழகா வந்து நான் வேற ஊருக்கு வந்து என்ன வீ வீட்ல வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஊரிலேருந்து அ அவர்கிட்ட இருந்து பிரிச்சு, ஆனாலும் அந்த ஊர்ல அவர் வந்து மாதம் 2 முறை, இல்ல மாதம் 1 முறையாச்சும் என்ன வந்து அழகா வந்து, அ இல்ல அவ வந்து ரொம்ப வந்து அ மனசு கஷ்டப்படுவா நான் வந்து தூரமா இருந்தான்னு சொல்லி, அழகா வந்து அவ்வளோ கிலோமீட்டர் தூரம் வந்து எனக்காக தொலை தூரத்தில இருந்து என்னை வந்து பார்த்துட்டு, பார்த்துட்டு வந்து போவாருங்க.
ம். அப்பா! சூப்பருங்க. எப்டிதான் எப்டி? ம். சரிங்க. கண்டிப்பா. அது வந்து ரொம்ப <sniffs> அது ரொம்ப நாள் பார்க்கலனாலும் நமக்குள்ள ஒரு அ நெறைய ஏக்கம் வந்துரும். இருந்தாலும் அவருக்கு இருக்கிற சூழ்நிலைல்லா விட்டுட்டு கண்டிப்பா, உங்கள வந்து பார்க்கணும்னு நெனச்சதே அவரு வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தான் இருந்தாலுமே, அது ஒரு அ சிறப்பான விஷயம் தாங்க. அவர் ரொம்ப இது எடுத்துருக்காரு நீங்களுமே பயங்கர கஷ்டப்பட்டிருக்கிறது வு கண்ல தெரியுது.
கண்டிப்பாங்க. ஆ அவர பார்த்தது மட்டும் இல்லாம நிச்சியமாங்க அவர பார்த்தது மட்டும் இல்லாம அவர் நம்பிக்கைய வந்து குடுத்துட்டு போவாரு. கவலப்படாத நான் இருக்கேன். நம்ம வந்து இத ஜெயிச்சுரலாம் அப்டின்னு சொல்லி, எப்பமே அவர் எப்பமே நான் போகும்போது அழுவேங்க. இந்த மாரி வந்து ஏனா, வந்து 1 நாள், 2 நாள் தான் வந்து பின்ன பார்த்துட்டே போவார் இல்லைங்களா? அப்ப வந்து நமக்கு ஒரு பயம் இருக்கும். இவர் வந்து தொலை தூரத்தில இருக்காரு. கை மீறி போய்டுமோ இந்த விஷயம். இவ்வளோ நம்ம வந்து ரிஸ்க் எடுத்திருக்கோம். அந்த காதல் வந்து நீடிக்குமா அப்படீன்ற விஷயம்லாம் இருக்கும். ஆனா, அவர் வந்தோனே எல்லாமே மறந்துருங்க.
சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பா. ஏனா, நம்பிக்கை ஒரு அ ட்ரஸ்ட்டு இந்த மாரி விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த மாரி தொலைதூர இதுல காதல்ல. நெறைய பேரு ஏமாத்திட்டு பொய் சொல்லிட்டு அ ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தரோட போயிட்டு எவ்ளோ விஷயங்கள் நடக்குது. அப்டி இருக்கும்போது ஒருத்தருக்காக
கண்டிப்பாங்க. நிச்சியமாங்க. ஆனா, வந்து என்னோட கணவர் வந்து நான் தான் அந்த மாரி இருந்தேன் அந்த சந்தேகமா இருக்கட்டும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நான் நெறைய பண்ணுவேன். ஆனா, என்னோட கணவர் வந்து அத அழகா ஹேண்டில் பண்ணி எனக்காக என் எவ்ளோ தான் நான் சந்தேகப்பட்டாலும். அத நெறைய எஃபோர்ட் போட்டு எனக்கு காமிச்சிருக்காருங்க. அதாவது அ நீ கவலப்படாத நம்பிக்கையோட இரு, நான் அப்டி இல்ல அந்த மாரி நெறைய விஷயங்கள். அ அதாவது எங்கயாச்சும் அவர் போ போனாலுமே வந்து, எனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புறது இந்த மாரி நண்பர்களுக்கு கூட தான் நான் வந்து போறேன்னு வந்து, 1 புகைப்படம் அனுப்புறது இந்த மாரி நெறைய நம்பிக்க தன்மையான விஷயங்கள் எனக்காக பண்ணியிருக்காரு. அதே மாரி அத அ என்ன பார்க்க வருவாரு இல்லையா? அப்ப கூட வந்து நெறைய வந்து நம்பிக்கை வந்து குடுத்துட்டு தான் போவாருங்க. அதே மாதிரியே அந்த நம்பிக்கையோட அழகா வந்து கடந்து கடைசீல வந்து அழகா கல்யாணம் பண்ணி நாங்க ஜெயிச்சுட்டோன்னு நாங்க சொல்லலாம். அவர பார்த்த வந்து அந்த 1ல் நாள் நான் மறக்கவே முடியாது. அந்த பார்வையும் சரி, அந்த விஷயமும் சரி. ஆ அவர் வந்து அதுக்கப்புறம் என்னோட மனசில வந்து வேற எந்த ஒரு விஷயமும் இல்ல.
ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா. ரொம்ப அற்புதம்.

உள்ளுணர்வு தாங்க. மனசு தான். நிச்சயமா. அப்ப வந்து, அ மனசு வந்து பயங்கர வந்து அ ஆழமா இருந்துச்சு. எனக்கு வந்து வேணும் அப்டின்னு! ஏன்னா வந்து ஒரு நிச்சயமாங்க. நான் நிறையா பேர வந்து பாத்துருக்கேன். நிறையா பேரோட வந்து ஒரு நண்பராவும் பழகிருக்கேன். ஆனா இந்த மாரி ஒரு ஆழமான ஒரு அ தன்மை வந்து, யார்கிட்டயுமே நான் வந்து அத பாக்கலங்க! அ நான் பாத்து, அது எப்டி வந்து எனக்கே வந்து அந்த வித்தியாசம் தெரிஞ்சது. கண்டிப்பா அந்த வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தர் கிட்ட, "என்னடா நம்ம யார்கிட்டயுமே பாக்காத ஒரு விஷயம், ஒரு ஆழமான விஷயம், மனது வந்து அவுங்ககிட்டருந்து வரமாட்டிக்குதே" அ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது என்னால வித்தியாசம் நல்லா உணர முடிஞ்சதுங்க.
<chuckles> கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. ம். இந்த வயித்துலலாம் பட்டர்ஃபிளை பறக்கும்னு சொல்லுவாங்களே! அது மாரிலாம் உணர்ந்தீங்களா?
அந்த மாரிலாம் நடந்துச்சுங்க. எப்போ அப்டின்னா, அ ஒரு குட்டி குட்டி விஷயம் வந்து அவுங்க எனக்காக பண்ணம்போது, அதாவது, உதாரணத்துக்கு வந்து, நான் எ எல்லாரும், ஒரு 5 பேர் இருக்கிற எடத்தில வந்து, அ எனக்காக மட்டும் ஒரு விஷயம் பண்ணா எப்டி இருக்கும்? அப்ப அந்த மாரி வந்து நறையா பட்டாம் பூச்சு
அ. சரிங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேனே நெனச்சு.
அ என்ன அப்டின்னா, அ ஒரு ம் ஒரு அ ஒரு தடவ வந்து, ஒரு மீன் வாங்கி குடுத்தாங்கங்க. அப்ப வந்து, யாருக்குமே வந்து அந்த அ எஃபர்ட் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல! அத வந்து போடாம, எனக்காக வந்து எஃபர்ட் போட்டு வந்து குடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது இது ஒரு ரொம்ப சாதாரண விஷயங்க. மீன் வாங்கி குடுக்கறதுக்குலாம் வந்து, பட்டாம்பூச்சி பறக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆ இல்லையா? அப்ப கண்மூடித்தனமா எனக்கு அப்டிதான் இருந்ததுங்க. அப்ப வந்து ம். அந்த விஷயமா இருக்கட்டும், அ சின்ன சின்ன ஒரு, அ பாத்துப்பாங்கல! எனக்கு வந்து ஜுரம் வரும்போது வந்து, அழகா வந்து அவரு வந்து எறங்கி வந்து, "வா பரவால்ல" அப்டின்னு சொல்ட்டு, மருத்துவமனைக்கு வந்து கூட்டு போனதா இருக்கட்டும், எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் அந்த எடத்துல நான் ரொம்ப தனியா இருக்கும்போது, அ சாப்பாடு வந்து எனக்காக வாங்கிக் குடுத்ததா இருக்கட்டும், என்ன நிறையா விஷயங்கள வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க.
ம். ஆமாங்க. அதுதான் நானும் யோசிச்சேன். மீன் மீன் என்ன இருக்குன்னு? சரிங்க. சரிங்க. ம். சரிங்க.